ஆ சரி சரி.
அதான் கீழ வேலையாட்கள் இருக்காங்கள்ல, அப்ப ஈவினிங்க அந்த சன்செட்ட பாத்துட்டு அப்ப மாடியில் இருக்கலாங்குற மாதிரி இருந்துட்டேன். அப்புறம் "நீ இருக்கிறதனால் நான் வரேன்ப்பா" அப்படின்னாங்க. சரின்னு ஒ ஓகேன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஈவினிங் நேரம் ஆக ஆக அலை எல்லாம் பாக்கும்போது, நல்லா இருந்தது. நான் ஒரு படம் பாத்தேன் அ என் மதியம் சாப்ட்டுட்டு ஒரு படம் பாத்தேன். நல்லா இருந்தது. தனியா அது வந்து நல்லா தியேட்டர் மாரி இருந்தது. நல்லா உக்காந்து பாத்தேன்
ம். ம் ம். சரிங்க. ம். ஆஹ பரவால்லைங்க. ஆ. ம். ஆஹா சரி சரி. ம் ம், ம்,
அப்புறம் வந்து ஈவினிங் நேரம் ஆக ஆக அந்த அலைகளோட சத்தம் அதிகமா இருந்துச்சு. ஏ இது என்னடா இது ரொம்ப நமக்கு தனியால்ல இருக்கிற மாதிரி இருக்கு வீட்டிற்குள்ள.
ஓஹோ! ம். ம் ஆ, அட்டடா! அஹ ம்.
ஏன்னா பக்கத்தில இருக்கிறதினால, நமக்கு மொதல்ல காலையில பாக்கும்போது, சூப்பர் வாவ் அப்படிங்குற
ஆமா அந்த மாரி இருந்தது! இரவு நேரம் ஆக ஆக பயம் வந்துருச்சு. ம்.
மாலை நேரமும் நல்லாருந்துது மாலை நேரமும் நல்லா இருந்தது.
ஆஹ சரிங்க.
அப்ப நேரம் ஆக ஆக யா ரொம்ப ஒ மாறி ஆயிடுச்சு, என்னா இவ்வளோ சத்தம் கேக்குது? நம்ம மாத்ரம் தான் இருக்கோமே! எ என்னா பண்றது? அப்படிங்கிற மாதிரி ஒ இருந்து இருந்து ஒரு பயமாயிடுச்சு.
ம் அச்சச்சா! ஆஹ. ஆ ஆ. பாவங்க நீங்க. அதாவது காலையில ரசிச்ச ஒண்ணு இரவுல வந்து பயமுறுத்தி உட்ருச்சு
ஆமா. அப்புறம் என் நண்பர் வந்துட்டாங்க. அப்புறம் திரும்பவும் எப்பயும் போல தான். ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்கோட -ஓடு ஆரம்பிச்சோம். அப்புறம் அ இன்னொரு படம் பாத்தோம்.
ம். ம். ம். ம்ஹ்ம்.
அப்பொ நமக்கு நல்லா இருந்தது ஒரு ஒரு நாள் என்னால அத ஒரு நாள் அத செலவு பண்ணீட்டு அடுத்த நாள் நாங்க கெளம்பி வந்துட்டேன்.
ஓ ஆ. அடடா! இருக்க முடியலைங்களா? 2வது நாளு ஃபுல்லா அங்க.
இல்ல ஒரு நம்ம ஒ வீட்டெல்லாம் சமாளிச்சு நமக்கு 1 நாளு கெடைச்சிருக்குன்னு சொல்லி ஆமா, அந்த 1 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே ஆமாங்க நல்லாருக்கும்ன்னு, அப்புறம் பீதி பேதி ஆகுது அந்த அளவுக்காயி போச்சு வ்வ அடுத்த நாளு நம்மளால முடி அ என்னா பண்ணு நம்ம வீட்டுக்கு போயறலாங்குற மாதிரி ஓகே, என்ஜோய் பண்ணோம்! நல்லா தானே தானே இருந்துது? அப்படிங்கிற மாதிரி அந்த இதோட கெளம்பிடலாம்
ம். ஆஹ! <laughs> <laughs> ம். ன் ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா ஆமாங்க. ம்.
அப்படிங்கிற மாரி நான் கெளம்பி வந்துட்டேன்.
ம்ஹ்ம், புரியுது புரியுதுங்க. அதாவது, ஒரு நாள் மட்டும்தான் அங்க வந்து உங்கனால என்ஜாய் பண்ண முடிஞ்சுது.
அதனால

ரொம்பவே எனக்கு பயமா இருந்தது. ஆனா, ஃபோன் 1 இருந்ததுனால அது கொஞ்சம் எவ் ஏதோங்கிற மாதிரி எல்லார் கூடயும் பேச முடிஞ்சுது நிறைய நேரம். ஆனா, முத நாள் நல்லா இருந்தது. அடுத்த நாள் அடுத்த நாள் ய அப்ப பீச்சில இருந்த மாரியும். 2 நாளாகவும், 3 நாளுக்கப்புறம் என்ன நமக்கு ஒண்ணுமே இல்லையேங்கிற மாரி சாப்பாடும் கெடைக்கல.
ம். உஹ்ம். சரிங்க. அ. ம். <laughs> <chuckles> அடடா! ம்ஹும்.
காய்கறி கெடைக்கல, பால் கெடைக்கல, தண்ணி கூட கெடைக்கலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி தனியா இருந்ததுல அந்த மாதிரி இருந்தது. ஆனா, அப்ப நான் நல்லா டிவி, ஃபோனு அத நல்லா பார்த்தேன். அப்ப இருந்த புஃக்க திரும்ப, திரும்ப படிச்சேன் அதுதான்.
அச்சச்சோ. ம். ம். ம்ஹும். ம். ம். ஓஹோ! ஓ! பார்த்தீங்களா? நான் திரும்ப, திரும்ப படம் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா, புத்தகத்த திரும்ப, திரும்ப படிக்க வச்சுடுச்சு.
இல்ல ஸ்க்ரீன் நம்ம பாக்க, பாக்க நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுல்ல. அ தலை வலிக் அப்புறம் புதுசு, புதுசா நானு கேஃக் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான்.
ஆமா, ஆமாங்க. ஆ. ஓஹோ! பரவாயில்லைங்க. அ.
சரி நம்ம வீட்ல இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேற வழி இல்லைங்கிற மாதிரி நான் கேக் பண்ண ஆரம்பிச்சது அந்த தனியா நான் இருந்தப்ப தான். புதுசா நாம 1 ட்ரை பண்ணலாம். நெறைய இப்ப தான் நெறைய இருக்கில்லையா? அத பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன். வந்தது. அங்க நான் மாத்ரம் தானே சாப்பிட்டேன். எனக்கு ஓகே தான். அது மட்டும்தான் கெடச்சது.
ம்ஹூம். அ. ம். ஆஹா. செரிங்க. ம். ஆமா, ஆமாங்க. ம். ம். வந்துச்சுங்களா நல்லா? <laughs> அஹ, ம். ஆஹ. செரி, செரிங்க.
அதனால நம்ம சாப்ட்டுக்கலாங்குற மாதிரி அத கட் பண்ணி சாப்ட்டு பார்த்தேன். ஓகே மாதிரி இருந்தது, எனக்கு.
அ. ம்ஹும். ஓகே, ஓகே நல்லா வந்துட்டு உங்க வீட்ல அவன் அவன்லாம் இருந்ததுங்களா அப்ப?
அ, ஆமாமா.
ஆ, அதனால உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். ம்ஹும்.
அது, அதுவும் நம்ம ட்ரை பண்றதே இல்ல, அப்பதான் அப்பதான் நம்ம புதுசா சரி என்ன பண்றது, இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு, ஒரு நாளும், ஒரு, ஒரு மாதிரி சமையலும் நெறைய வீடியோலாம் பார்த்து
ஓஹோ! சரி. அ. ஓஹோ! ம். ம். ம்.
ஏதோ பண்ணேன் அப்ப. தனியா இருந்ததோட அனுபவம் அது அத மறக்க முடியாது.
ம்ஹும், பரவாயில்லைங்க. அ. ஆமாங்க. அப்ப உங்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருந்ததுச்சுங்களா? இல்ல நீங்க வெளியவே போகாதனால அதுல இருந்து தப்பிச்சுட்டீங்களா?
இல்ல, இல்ல. நாங்க எங்க வெளியிலேயே போகவு பால் கூட குடுக்க மாட்டேன்னுட்டாங்களே! நமக்கும் வெளி உலகத்துக்கும் சுத்தமா ஒண்ணுமே இல்ல.
அ. ஓஹோ, சரி, சரி. ஆ

இல்ல, அங்க யா தனித்தனி வீடு. பங்களா பங்களாவா தானே இருக்கு! ஸோ அங்க யாரும் ஆடர் பண்ண மாட்டாங்களாங்கிற மாரி? புதுசா என்னைய கேட்டாங்க.
ம்ஹம், சரிங்க. ஓஹோ.
அவங்க கூட நான் கனெக்ட் பண்ணி நான் அவங்க கிட்ட இருந்து, இந்த சாப்பாட வாங்குறதுக்குள்ள, மதியம் நாமளே ஏதாவது பண்ணிறலாம்ன்னு சொல்லிட்டு, அங்க வேலைக்கு ஆட்கள் இருந்தாங்க. அவுங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவுங்க சமைச்சு குடுத்துட்டாங்க.
அஹ். ம். சரிங்க. ம்ஹம். ஆஹா சரி, சரிங்க.
காலையில நான் கொஞ்சம் அந்த மாதிரி ப்ப என்ன பண்றதுன்றது, தெரியாத மாதிரி இருந்தேன் நானு. ஆனா நல்லா இருந்துது.
<laughs> அஹ, கடைசியா உணவு வந்துச்சுங்களா?
நான் வந்தது, சாப்பிட்டேன். ஆனா நம்ம அதுக்கு நெறையா "நம்ம ரசிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். காலை நேரத்த" அப்படிங்கற மாதிரி நானு "நாம அந்த மாதிரி இருந்திருக்கலாம்" அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா நல்லா ரெஃப்ரெஸ்மென்ட்
அ, சரி, சரிங்க. அஹ் ஹம். அஹ், சரி, சரி. ம்ஹம். ம்ஹம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அ, சாப்பாடு வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
இல்ல பெரிய வீடு இல்லையா? ஒரு ஒரு இடமா போய் சுத்தி பாக் சுத்தி பாக்குறதுக்காக நான் போனேன். இந்த அந்த வீட்லல்லாம் அவங்க நெறையா மெயின்டன் பண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸ்டாச்சூஸ் எல்லாம் நெறையா இருந்தது. எனக்குப் பாக்குறதுக்கும் ரொம்ப போக முடியல. அப்புறம் ஸ்விம்மிங் பூலு இருந்தது. நம்ம அதுல போய் நீ நமக்கு நீச்சல் எனக்குத் தெரியாது. "நம்ம இருந்தாலும் உள்ள போய் குளிக்கலாம். நமக்காக அரேஞ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல!" அப்படிங்கற மாதிரி நான் உள்ள போனேன். சும்மா தண்ணீல நான் இது பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாது. நிற்க தான் செஞ்சேன். ஆனா அவுங்க ப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. எனக்காக, என்னோட நண்பர வந்து சொல்லி, தண்ணீ எல்லாம் புதுசா இருந்தது. பாக்குறதுக்கு நல்லா இருந்தது.
ஆ. ஓஹோ. பரவால்லை பரவால்லைங்க. அ அ, சரிங்க. ஆஹ. ம்ஹ்ம். ம். ஆஹா. <laughs> அஹா, ம்ஹ்ம் ம்ஹ்ம் ம்ஹ்ம். சரி சரிங்க. ம் ம். ம்ஹ்ம், பரவால்லைங்க. ம்.
அப்புறம் நான் போயிட்டு அத மட்டும் பண்ணேன். ஆனா அவுங்க கூடப் ஃபோன்ல கனெக்ட் பண்ணி நான் சாப்பாடு வாங்குறதுக்கே, எனக்கு அப்டி இருந்துச்சு. ஆனா என்னா? நெறையா நல்லா ஃபோட்டோ அ நெறையா ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. என்னால. ஒரு ஒரு எடத்துலயும் நின்னு ஸ்விம்மிங் பூல்ல பீச்ச நான் காலைல பாத்தேன். அப்றமேட்டு அங்க இருக்கிற எல்லாத்துலருந்தும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, ரொம்ப அதுவே எனக்கு நேரம் போனதே தெரியல. ஆனா எடையில அந்த ஃபோன் வந்து "ஆடர் பண்ணுது வருது" அப்படிருந்து, எங்க வரணும்? எங்க வரணும்னு? கேக்க கேக்க
<laughs> புரியுது புரியுதுங்க. ம். ஆஹான் பரவால்லைங்க. ம். ஆஹா. சரி சரி. ம். <laughs> அட அது வேற 1 நமக்கு வேற அ முகவரி நீங்கச் சரியா சொல்லிட்டீங்களா?
இல்ல நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணுறதுதான். நேரா வந்து நம்ம மேப்ல இது பண்ணிர்றோம் இல்லையா?
போட வேண்டியதானே! அப்பறம் ஏன் அவங்க? கேட்டுட்டுடே இருந்தாங்களா?
அது என்னவோ, எனக்கு அப்படி ஆச்சு போல இருக்கு.
<laughs> அடடா!
ஆனா, எ ஓகே மதியம் எனக்கு கெடச்சிருச்சு. "சரி ஓகே!" அப்டின்னு என் நண்பர் "ஒரு அவசர வேலையா வரல. நானு" அப்படிங்கற மாதிரி அவுங்க சொன்னாங்க. சரி நம்ம திரும்பலாமா? அப்டி இல்ல ஈவினிங்கும் நம்ம பாத்துட்டு போலாம்
ம். அடடா! ம்.